ஆமா, ஆமா. நான் ஒரு ஒரு நெறைய வாட்டி வந்து ஜெயிச்சிருக்கேன். நெறைய வாட்டி வந்து இந்த இது விரல் பட்டு, இல்ல கைப்பட்டு, இல்லனா கொஞ்சம் அசஞ்சு, எல்லாமே வந்து போயிடும். அந்த மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டுக்கல்லாம் விளையாடியிருக்கோம்.
நல்ல விஷய நல்லது தான். இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனா வந்து இந்த சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம், எனக்குமே வந்து ஞாபகம் வருது. இந்த புக் கிரிக்கெட் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்களா, நீங்க?
புக் கிரிக்கெட், அந்த நம்பர் வச்சு விளையாடுவாங்களே, அதுவா?
அ நம்பர் வச்சும் விளையாடுவாங்க. இன்னொன்னு வந்து ஏதாவது கையில கிடைக்கிற பொருள வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன இந்த பேப்பர் பந்துல்லாம் உண்டாக்கிட்டு அ.
ஆ அது வந்து, எங் அந்த அண்ணாக்கள்லாம் அவங்க தான் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க கிளாஸ் பசங்க இருக்காங்கல்ல, வகுப்புல இருக்கக்கூடிய பசங்க. அன்னைக்கு வந்து பரீட்சையா இருக்கும், மதியானம் எங்களுக்கு பரீட்சை. காலையிலேயே போ வர வர சொல்லிடுவாங்க படிக்கிறதுக்கு. அப்ப நாங்களும் உட்கந்து படிச்சுட்டு இருப்போம். அவங்க இந்த மாதிரி தான் அந்த அந்த எக்ஸாம் போர்டு இருக்கும், இல்லைங்களா? அது வந்து, பேட்டா வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது, ஒரு பேப்பர் சுருட்டி அத பால் ஆக்கிட்டு, அ அவங்களுடைய பேக்க வந்து ஸ்டெம்பா வச்சுப்பாங்க. <laughs> ஆமா. இதெல்லாம் இப்படிதான் விளையாடிட்டே இருப்பாங்க அவங்கள்லாம்.
ஆமா. சரிங்க. <chuckles> ஆமாங்க. பாத்தீங்களா? ம். சேட்ட புள்ளைங்க இல்லைங்களா? இப்ப இந்த மாரி நேரத்தல வந்து டீச்சரோ, இல்ல நீங்க விளையாடும்போது, உங்களுடைய பெற்றோர்களோ கூப்பிடும்போது தான் வந்து, அ விளையாட்டு முடிஞ்சிருச்சுங்கிற சிக்னலா இருக்கும், இல்ல?

கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நான் வந்து 2 காலகட்டத்திலேயும் வந்து இருந்திருக்கேன். ஆனா, நான் பொறந்தது ஏதோ டூகே கிட் அந்த, அந்த மாதிரி விஷயத்தல தான் இருப்பன். அந்த காலகட்டத்துல தான் நானுமே வருவேன். ஆனா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் அங்க இருக்கக்கூடிய பிரதேசம் வந்துட்டு, ஒரு அ கா மலைகள், காடுகள் நிறைந்த பிரதேசம். அப்ப வந்து, அங்க இருக்கும்போது நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எட் 7ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அங்க ரேஞ்சே இருக்காது. ஆ லேண்ட் ஃபோன்ல தான் வந்து நாங்க வந்து பேசிக்குவோமே. அ அப்ப வந்து நெறைய பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கும். அத வந்து சிட்டிக்குள்ள போனா மட்டும் தான், உங்களால பேசவே முடியும். அந்த மாதிரி. அப்ப வந்து ஒரு வீட்டுக்கு அப்பா கிட்ட மட்டும் தான் ஒரு சின்ன அந்த அதுவுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது. அந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும் எல்லார்கிட்டயும். ஏன்னா அதுதான வசதி. ம்.
ஓ! சரிங்க. சரிங்க. ஓ. ஒஹோ! அப்படிங்களா? ஆ. ஆ! ஆமாாமா! ஆமாங்க, அ.